பொதுவா, இந்த பிளாஸ்டிக் உபயோகத்த வந்து நம்ம குறைக்கணும் இல்ல தடுக்கணும், முற்றிலுமாக ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுடைய அரசாங்கம் ஆகட்டும் <inhales> நெறைய தன்னால் தன்னார்வலர்கள் ஆகட்டும் ஒரு விழிப்புணர்வு குடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனா, அதெல்லாம் நம்ம பண்ண மாட்டேங்கிறோம் இல்லயா? அப்போ அது அவ்ளோ கேடுன்னு சொல்லீட்டு இருக்காங்க. அப் அதெல்லாம் குறைக்கிறதுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
முதல் மாற்றம் வந்து, தனி மனித <grunts> ஒழுக்கம் அப்படிங்கிறதுல இருந்து தான் கொண்டு வரணும். ஒழுக்கம் அப்படின்னு இங்க நான் எத சொல்றேன் அப்படின்னா? இப்ப நாம வெளில கிளம்புறோம் காலையில சரிங்களா? அப்ப நமக்கு நல்லாவே தெரியும் நாம நிச்சயமா ஏதாவது ஒண்ணு வாங்குவோம், அப்படின்னு. நீங்க வந்து பொருள் வாங்காம வர நாட்கள விரல் விட்டு எண்ணிறலாம். இங்க வந்து மளிகை கடையிலயோ, காய்கறி கடையிலயோ இல்ல வந்து ஏதாவது ஒன்ன வாங்கிட்டு தான் எடுத்துட்டு வரப்போறோம் இல்லைங்களா?
சரி, ம்ஹ்ம், ம். கண்டிப்பா, ஆனா வெறும் கை வீசிட்டு போயிட்டு அவங்க கிட்ட ஏதாது வாங்குனா, அவங்க ஒரு கேரி கவர்ல போட்டு குடுப்பாங்க. அத எடுத்துட்டு வந்துருவோம்.
ஆ, அந்த அதத்தான் நான் சொல்றேன். அந்த தனி மனித ஒழுக்கம், கிளம்பறப்பயே வந்து ஒரு கட்டப்பைய எடு நம்ம ஊர்ல தான் நம்ம துணி எடுக்கப் போறப்போ, அவன மிரட்டி அவங்கிட்ட இருந்து 5, 6 கட்டப்பைய வாங்கிட்டு வந்து எல்லா பெண்மணிகளும் பார்த்தீங்க அப்படின்னா! எங்க அம்மா முதற்கொண்டு ஒரு டிரம் ஃபுல்லா கட்டப்பைலாம் வச்சிருக்காங்க. ஒரு வீட்டுல.
ம். மிரட்டுனால்லாம், அப்படிலாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ரூ. 2000 மேல வந்து பர்ச்சேஸ் பண்ணா தான் வந்து <inhales> சாரதாஸ்லலாம் கொடுப்பேன், அப்படின்னுவாங்க.
ம். ஆமா. அந்த இதுல ஆமா. இப்ப சில கடைகள் அந்த மாதிரியும் மாறிட்டாங்க. சாரதாஸ் முன்னாடி கொஞ்சம் அள்ளி, அள்ளி குடுத்துகிட்டு இருந்தான். இப்போ அவனும் குறைச்சுட்டு புட்டான் ஃபுல்லா. இப்ப என்னன்னா?
ஆஹ். ஆ. எங்க ஊர்கள்லலாம் கட்ட பையினாவே சாரதாஸ் தான். <inhales> அ நான் சாரதாஸ் கட்ட பைய தான் மொத, மொதல்ல வாழ்க்கையிலயே பார்த்தது. <inhales> ஆனா இப்பல்லாம் ரூ. 2000 மேல வாங்கனாதான் கொடுப்பேன்றான். எல்லா பில்லையும் வாங்கி எல்லாத்தையும் கால்குலேட்டர் வச்சு கூட்டுறான். <inhales> ஆ ஆமா ஓகே ரூ. 1990 இருந்தாலும் <chuckles> ஏங்க எனக்கு ரூ. 10 குறையுதுங்க அப்படின்றான். பாவி பயலே
ம். ஆமா. <laughs> ஆமா. இந்த மாரி பண்றாங்க இல்லையா. நான் என்ன சொல்றேன். இப்போ நாம காலையில நீங்களோ நானோ வெளியில போறப்ப ஒரு கட்டப்பையோ ஒரு துணிப்பையோ எடுத்து உள்ள போட்டுட்டு போய்ட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வர்றப்ப நாம வாங்கிட்டு வந்தர்லாம். இப்ப ஏன் சொல்றேன் அப்படின்னார ஒவ்வொரு குடும்பத்துல இருந்து ஒவ்வொருத்தர்னு வச்சாகூட, இந்த மாரி எல்லா கடைகள்லயும், நாம வாங்குறோம் இல்லயா, அந்த நெகிழிப் பைகள் அப்படிங்கறது ரொம்ப வந்து அதோட திக்னெஸ் வந்து கம்மி. சரிங்களா, அதனால வந்து அத நம்மால ரீசைக்கிள் பண்ண முடியாது. ஏன்னா? ரீசைக்கிள் பண்றதுக்கு மினிமம் திக்னெஸ்னு ஒண்ணு இருக்கும். இப்ப நீங்க ஆன்லைன்‌ல ஆர்டர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் Amazon, Flipkartல இருந்து அதுல ஒரு பை வரும் பார்த்திருக்கீங்களா? அதுவும் பிளாஸ்டிக் தான். வெள்ள கலர்‌ல உள்ள கருப்பு கலர்ல இருக்கும் அந்த பைகள். அத பின்னாடி திருப்பி கீழே பார்த்தீங்க அப்டினா ரீசைக்கிளபிள் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த பைய வந்து 1 கிலோ கொண்டு வந்து கொடுத்தா ரூ. 20 வாங்கிக்கிறவேன் அப்படின்னு அதுல போட்டுருப்பாங்க அந்த இதுல.
ம்ஹ்ம். சரி. ஆமா. ஆமா, ஆமா. அப்படியா! இத நான் பார்த்ததே இல்லயே? இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்டு பார்த்தேன். <inhales> நான் ஆன்லைன்ல வந்து என்னத்தையோ வாங்கிகிட்டே தான் இருக்கேன். வாரத்துக்கு ஒரு 4, 5 வருது <inhales> சேர்த்து வச்சு, ரூ. 20 வாங்கியிருந்திருப்பேன் நானு, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேன் பாருங்களேன்!
ஆமா. ஆ, நிச்சயமா கூப்டுட்டு போலாம். ஆனா நீங்க உங்க ஊர் எங்க இருக்கோ அங்கிருந்து இங்க டெல்லி முடிய போனேன் ஏன்னா? அந்த சப்ளையர் கிட்ட கொண்டு போய் குடுக்கணும் அப்ப தான் நமக்கு வந்து <gasps> அந்த இருபது ரூபாய் கிடைக்கும் உள்ளூர்ல வாங்குவாங்க.
ஆஹா. நம்ம ஊர்ல இத பண்ண மாட்டாங்களா?
வாங்கறக்கான மனிதர்கள் இருப்பாங்க. அதுதான் நான் என்ன சொல்ல வர்றேன்னா அந்த திக்னெஸ் அப்படிங்கறது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு மைக்ரான் சொல்லுவாங்க. அதை மெஷர் பண்ணுறக்கு. அந்த மைக்ரான் இருக்க பிளாஸ்டிக் ஓட விலை வந்து அதிகோங்கறதுனால, நம்ம உள்ளூர் கடையில இருக்கிற யாருமே வந்து அத வாங்கறதே கெடையாது. அதுக்கு பதிலா எல்லாரும் வந்து இந்த இதை வந்து என்ன சொல்றது இந்த திக்னஸ் கம்மியான பிளாஸ்டிக் நெகிழிப் பையை வாங்கி வச்சுக்கிட்டு அதை போட்டு கொடுக்குறது. நாம அதுல வாங்கிட்டு வந்துடுறது கடைசியில வீட்ல பார்த்தீங்கன்னா, அந்த பிளாஸ்டிக் பைகள் ஃபுல்லா ஒரு பண்டலா வந்து கிடக்கும். 10000 நாம இன்னைக்கு தோண்டி வச்சுட்டு ஒரு 10000 கழிச்சு வந்து வருஷம் கழிச்சு வந்து பார்த்தாலும் அந்த பை அங்கயே தான் பத்திரமா இருக்கும். அந்த இதுல.
ம். ஆம்மா. ஓ ஒ! அப்போ எனக்கு தெரிஞ்சு இவங்க உருவாக்குற அந்த க நெகிழிப் பைகள் எல்லாமே <inhales> அ ஒரு நீங்க சொன்ன மாதிரி 10000 வருஷம் கழிச்சு, அந்த குப்பைகள் மட்டும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா? தினம், தினம் அவ்ளோ உருவாக்கம் நடந்துகிட்டே இருக்கு. அவ்ளோ பைகளையும் நாம தூக்கி போட்டுக்கிட்டே தான் இருக்கோம்.
ஆமா. ஆமா. இத வந்து நாம யாரும் யோசிக்கிறது இல்ல. எல்லா அவங்க குழந்தைகளுக்கு வந்து ஆ நிறைய சொத்துக்கள சேர்த்து வைக்கனும் அப்படிங்கிறத யோசிக்கிறாங்களே தவற வாழ்றதுக்கு தகுந்த ஒரு அ சூழ்நிலை இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி யாருமே யோசிக்கிறது இல்ல. நாளைக்கு நீங்க
அது எரிச்சா தான் கருகி போயிருமே! இல்லையா? தாறு மாரி உருகிரும்.
இல்ல, அதுக்கா இருக்காது. அது அப்படியே தான் இருக்கும். அது கருப்பு கலர்‌ல அப்படியே தான் இருக்கும். மக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு நீங்க ஒரு வாழை இலையோ இல்ல வந்து உணவு வந்து ஏன் அதுல புழு வருது? ஏன்னா அந்த புழு அதை சாப்டுட்டு அதை வந்து கடுச்சு ஒண்ணும் இல்லாம இது பண்ணிடுது கம்போஸ் ஆயிடுது. பிளாஸ்டிக் அப்படி கம்போஸ்‌ட் ஆகறதில்ல நிலத்தடியில போச்சுன்னா 10000 வருசம் நிலத்தடியில உள்ள போய் பிளாஸ்டிக்‌கா உள்ள சேர்ந்து குப்பையா சேர்ந்து அந்த தண்ணிய வந்து ஒண்ணுமில்லாம பண்ணிரும். மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்து இன்னைக்கு நாம வந்து கடல் வகை சார்ந்த உணவுகள் சாப்பிடுறோம் பார்த்தீங்களா, மீன்கள் இது அப்படினு சொல்லிட்டு அதுல வந்து எல்லா இதுலயுமே வந்து மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்கு அப்படினு சொல்றாங்க. கண்ணுக்கு தெரியாத நுண்ணிய பிளாஸ்டிக் இது வருதுங்கறாங்க. இப்
ம். ஆமா. ஆமா. ம்ஹ்ம். ஏன் அதெல்லாம் கடலுக்குள்ள போட்டதுனால மீன் சாப்பிட்டுருச்சிங்களா?
ஆமா. ஏன்னா தண்ணியோட டிஸ்இன்டக்கிரேட் ஆயிருது. ஒரு கட்டத்துல டிஸ்இன்டக்கிரேட் ஆயும் அது வந்து அழியறது இல்ல. அப்போ மீன்கள் வந்து ஏதாவது உணவுகள் அப்படினு சாப்பிடறப்போ அதுல மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இந்த நுண்ணிய துகள்கள் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த மீன நாம சாப்பிடறப்ப நம்ம உடம்புக்குள்ள அந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்து அது ஒரு வியாதியக் கொண்டு வருது. அந்த,
அடடா! இவ்வளோ பெரிய பிரச்சனைக்குள்ளக்குது. எனக்கு இன்னு என்னன்னா? இந்த <inhales> அ எரியத புடுங்குன்னா? கொதிக்கிறது அணைஞ்சருன்ட்டு நம்ம ஊர்கள்ல ஒண்ணு சொல்லுவாங்கல்ல <inhales> அந்த மாதிரி இந்த உற்பத்தியாளர்களுக்கு அவங்க கம்பெனியில சீல் வச்சுட்டா? <inhales> அ இந்த மாதிரியான விஷயங்கள் தயாரிக்க மாட்டாங்கல்ல ஏன்? அவங்கள கட்டுப்படுத்தாம <inhales> தனிமனித ஒழுக்கம் வேணும், அப்படின்னு சொல்றோம். ம், அந்த இதையே நம்ம இல்லாம பண்ணிட்டா? அவங்க எப்படி வந்து <inhales> தயாரிச்சு வெளிய விடுவாங்க? மக்கள் பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரியான ஒரு <inhales>
ஆமா, ஆமா. அது இதுதான் நம்ம சோம்பேறித்தனத்த தான் நான் இந்த இதில சொல்வேன். நான் எதுக்கு என்னய மாத்திக்கணும். நான் பேசாம தயாரிக்கிறதயே நிறுத்திட்டா என்ன பண்ணுறது? அப்படின்னு சொல்லிட்டு, அரசாங்கம் முடிஞ்ச அளவு முயற்சிகள் எடுத்து, முன்ன இருந்தத விட இன்னைக்கு குறைக்கிறாங்க. ஆனா, பிளாஸ்டிக்காலா நெறைய நல்ல உபயோகமும் இருக்கு. இப்ப நம்ம வீட்ல உபயோகப்படுத்தும் ஸ்விட்ச்சுகள் இருக்கு பாத்தீங்களா? அது எல்லாமே பிளாஸ்டிக்கில தான் உருவாக்கப்படுது. நாம உபயோகப்படுத்தும் அலைப்பேசி ஆகட்டும், மடிக்கணினி ஆகட்டும். அதுவும் எல்லாம் என்னங்க?
ம். ஆமா. இதெல்லாம் மக்குமா? இதெல்லாம மக்கிறுமா?
மக்காது மறுசுழற்சி செய்யலாம், இது எல்லாத்தையும். மறுசுழற்சி ஏன்னா? இதனுடைய திக்னெஸ் வந்து அதிகம். மைக்ரான் அளவு அதிகம். அப்படிங்கிறதுனால இது ஒரு வகையில நாம குப்பையில ஒரு கட்டத்துல தூக்கி போடுறப்ப அங்கு இருந்து இத எடுத்து தரம் பிரித்து மறுசுழற்சி பண்ணிருவாங்க. ஹீட் பண்ணி மறுபடியும் மோல்டுல ஊத்தி எடுத்துட்டு வந்துருவாங்க. ஆனா, இந்த மெல்லிய இதில இருக்க பிளா நெகிழிப்பைய வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அது தான் பெரிய பிரச்சன. அது வந்து குப்பைகள்ல போடப்பட்டு மாடுகள் அத சாப்ட்டு செத்து போகும் பாத்திருக்கீங்களா, சில சமயம் செய்தித்தாள்கள்ல வரும்?
ஆ. ம் ம்ஹ்ம். கண்டிப்பா. மாடுகள் இதையெல்லாம் சாப்பிடுறத நான் பாத்துருக்கேன். <inhales> செய்தித்தாள்கள்ல இந்த விஷயங்கள பாத்தது கிடையாது. அதுபோக மாடுகள் வந்து, <inhales> நெறைய ம அ எங்க கிராம சைடுல இருக்க மாடுகள்லாம் புல்லு சாப்பிடும்னா, <inhales> அ இப்ப ஒரு சிட்டிக்குள்ள போம்போது மாடுகள எப்டி மேஞ்சிட்ருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாரி நியூஸ் பேப்பர சாப்பிட்றது பாத்துருக்கேன். <inhales> நெகிழிப்பைகளையும் அப்பப்ப அது சாப்பிட தான் செய்யுது.
ஆமா, அது உணவோட சில சமயம் சேத்து உள்ள போய்ரும். அது செரிக்காது. அப்றம் கொஞ்ச நாள்ல வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு அதுக்கு சொல்லவும் தெரியாது. செத்து போய்ரும். இந்த இதுல, இது மாடுகளுக்கு மட்டும் இல்லாம, இந்த குப்பைகள மனுசங்க எங்க முடிய கொண்டு போறாணுங்கன்னா, இந்த எவரெஸ்ட் சிகரத்துல போற மேல ஏறப் போறாங்கள்ல! அங்கேயும் போய் எல்லா குப்பையும் போட்டுட்டு வராங்க. இங்கேயே 10000 வருஷ்ம் அழியாம இருக்கும். அங்கே எல்லாம் 20000 வருஷம் அப்படியே தான் இருக்கும். அந்த பைகள் அப்படிங்கிறது. அதாவது
ம், ம். ம். ஆமா. ஏன்னா அங்க ரொம்ப சில்லுன்னு இருக்கும்ல. ம்.
ஆமா. ஆமா. எல்லா நம்ம உருவாக்குன எல்லா விஷயமுமே இருமுனை கத்தி தான். அத வந்து நாம நம்மள நோக்கியும் குத்திக்கலாம். எதிர்ல இருக்கிறவனையும் குத்தலாம். இல்ல வந்து அத பத்திரமா நம்ம தற்காப்புக்காகவும் வச்சுக்கலாம். அதனால வந்து இது என்ன சொல்றதுனா மக்கள் ரொம்ப சோம்பேறித்தனம் ஆயிட்டாங்க. முன்னாடி பாத்தீங்கன்னா, உணவு வாங்குறக்கு உணவகத்துக்கு போவாங்க, இல்லைங்களா? நான் சின்ன பையனா இருக்குறப்பலாம் என்ன பண்ணுவாங்க அப்படினா, பரோட்டா வாங்குறதுக்கே போறப்ப, எங்க அம்மா வந்து இந்த தூக்கு சட்டிய வந்து சால்ல குடுத்துவிடுவாங்க, சால்னா வாங்கிட்டு வரதுக்கு. பரோட்டா எதுல வரும் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு ப வாழை இலை, அதுக்கு மேல அதுக்கப்புறம் ஒரு பேப்பரு, அதில வச்சு மடிச்சு இந்த துணி போட்டு கட்டி அதென்ன, இந்த வெள்ள கலர் நூல் இருக்கு பாத்தீங்களா, அத போட்டு கட்டிக் குடுத்துடுவாங்க. எங்க வீட்ல ஒரு பிளாஸ்டிக்‌ல வயர் கூட இருக்கும். அது கொஞ்சம் திக்னெஸ் அதிகமா இருக்கும். அத எடுத்துட்டு போய் எங்க அப்பா வாங்கிட்டு வருவாரு. இல்லைனா ஒரு துணிப்பையோ, மஞ்சப்பையோ இருக்கும், சரிங்களா? இன்னைக்கு யார் வந்து இத ஃபாலோ பண்றா? இந்த விஷயத்த?
ம். ம். ஆமா. ம், ம். கண்டிப்பா. நிச்சயமா கெடையாது.
யா. அதே மாரி இதையும் போ இதையும் யாரும் ஃபாலோ பண்றதில்ல. இதே மாரிவந்து ஆட்டுக்கறி எடுக்கறகாகட்டும், கோழிக்கறி எடுக்கறகாகட்டும், போறப்போ 2 தூக்குசட்டி, இல்ல அதுக்குன்னே தனியா பித்தள தூக்குசட்டி, இந்த மாரி விஷயங்கள்லாம் நம்ம வீடுகள்ல இருந்தது. நம்ம முன்னோர்கள் இத எல்லாத்தையும் பயன்படுத்திக்குட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம ஆமா, இததான் முன்னாடி உபயோகி
அப்டீங்களா? அது படங்கள்ல பாத்துருக்கேன். இதுலேந்து 1 கிலோ கறி போடுங்க, அப்படின்னு சொல்லி குடுக்குறதுக்கு படங்கள்ல பாத்துருக்கேன். ஆனா, எங்க வீட்ல நான் சின்ன வயசுல இருந்தபோது வரைக்குமே என்னது இந்த கருப்பு கலர்ல ஒரு கேரிகவர் இருக்கு இல்லையா? <inhales> அதிலதான் எடுத்துட்டு வருவாங்க. அது அந்த
அப்ப நீங்க வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா முன்னேறிட்டிங்கன்னு அர்த்தம்! என் வீட்ல வந்து, என் வீட்ல வந்து, அந்த பழைய தூக்குசட்டி தான் வச்சிருப்பாங்க. ஒரு எவர்சில்வர் இருக்கு பார்த்தீங்களா? அந்த இதிலதான் வச்சிருப்பாங்க, அததான் உபயோகிப்பாங்க. இது இன்னும் மோசமான ஒரு இடம் என்னன்னு சொல்லி என்கிட்ட கேட்டீங்க அப்படினா? அது ரொம்ப மோசமான இடம் சமையல் அறையிலதான். ஏனா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படினா, நம்ம சமையல் அறை பொருட்கள் வந்து பாக்குறக்கு நமக்கு தெரியணும், கண்ணுல பார்க்கிறப்போ தெரியணும், அப்படிங்கறதுக்காக பிளாஸ்டிக் டப்பால எல்லாத்துலயும் போட்டு வச்சிருப்பாங்க இல்லத்தரிசிகள், இல்லைங்களா?
அஹ்ம். ம்ஹ்ம். கண்டிப்பா கண்டிப்பா. நான் அத வந்து முற்றிலும் தவிர்க்கணும், அப்படின்னு ஒரு புரட்சி எடுத்து இப்ப நான் இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம். அதுக்காகவே அந்த இந்த எவர்சில்வர் சம்படங்கள்! வாங்க ஆரம்பிச்சுட்டேன். <inhales> அதில என்னென்னா, அந்த ஒரு சிலதுல கண்ணாடி மாரி தெரியும், வெளிய. <inhales> அதில வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உள்ள என்ன பொருள் இருக்குன்னு. <inhales> தெரியாத ஒரு சிலதுல நான் ஸ்டிக்கர் எழுதி ஒட்டிருக்கேன்! அது பாக்கவே ரொம்ப அழகா வந்து ஒரே சில்வ ஒரே மாரியான ஒரு <inhales> கலர்ல வந்து, நான் அத அடுக்கி வச்சிருக்கேன். அதுக்காக கிட்டத்தட்ட ஒரு ரூ. 4000 செலவு பண்ணேன். <inhales> இதெல்லாம் வாங்கணும் அப்படின்ட்டு. <inhales> அ சில்வர் பயன்படுத்த மாட்டேன், அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக. ஆனா, எல்லார் வீட்லயும் அது பண்ண மாட்டாங்க தானே!
அப்ப அத ப அ ம். ம். <laughs> புரியுது. பண்ணமாட்டாங்க. அவுக காசதான் மிச்சம் முடிக்க பாப்பாங்க. அதுவும் இல்லாம இந்த ஸ்டிக்கர் எழுதி ஓட்டுறதுங்கிறது கொஞ்சம் பொறுமைசாலியா இருக்கணும். அநேகமாக நீங்க பொறுமைசாலிங்கிறனால வந்து அத மேனேஜ் பண்ணி எழுதி ஒட்டி வச்சிருக்கீங்க.
இல்ல பொறுமசாலியையும் தாண்டி, எனக்கு என் அதான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இடம் பிடிக்கும்ல, அதுமாரி <inhales> எங்க வீட்ல எனக்கு புடிச்சது வந்து என்னோட கிச்சன். என் கிச்சன வந்து யாராவது, ஏதாவது <inhales> நான் வச்சத மாத்தி வச்சாங்கன்னாவே, நான் அந்த <chuckles> என்னோட பொறுமையெல்லாம் இழந்து சந்திரமுகியா மாறிடுவேன்னே சொல்லலாம். <inhales> அந்த ஆர்கனைஸ்ட்டா இருந்தா மட்டுந்தான் எனக்கு வந்து அடுத்த வேலையே செய்யத்தோணும். என்ன வேலைநீட்டா எப்படி கிடந்தாலும், என் கிச்சன மட்டும் நான் நீட்டா வச்சுக்குவேன். ஸோ, அதனால வந்து நான் அதுக்கு, அதுக்காகத்தான் இத வாங்கினேனே, நானு. <inhales> பாக்க அழகாக இருக்கணும், எனக்கு இந்த பிளாஸ்டிக் இதப் பத்தின ஒரு புரிதல்கூட அதுக்கப்புறமால்தான்னு வச்சுக்கோங்களேன். அ எனக்கு பாக்க அ எல்லாமே அழகா இருக்கணும், கிளாஸியா இருக்கணும், அப்பிடின்றதுக்காகதான் நான் அந்த சில்வர்ல எல்லாத்தையும் வாங்க ஆரம்பிச்சேன். குட்டி, குட்டி டப்பால்ல இருந்து, <inhales> பெரிய, பெரிய சங்கட சம்படங்கள் அந்த <inhales> அ 1 கிலோ போடுறது, 1 1/2 கிலோ அந்தமாரி எதுவும் அதுக்கப்புறந்தான் நான் வாங்க ஆரமிச்சேன். அதனால இந்தமாரி எழுதி வைக்கிறது, அத சும்மா, சும்மா கழுவி, கழுவி தீர்ந்ததுனா உடனே அத வந்து வெளக்கி, இனி வேற ஒரு ஸ்டிக்கர் வச்சு ஒட்டுறது, இந்த மாரியான விஷயங்கள் வந்து நானு தொடர்ந்து பண்ணிக்கிட்டுருப்பேன். <laughs>
ம். <chuckles> புரியுது. சரியா. ம். ம். புரியுது. <chuckles> அறிந்தும், அறியாமலும் நீங்க என்விரான்மென்ட்‌டுக்கு நீங்க ப இப்ப உங்களோட பங்களிப்ப வழங்கீட்டீங்க. ஏனா, இப்ப அவ்ளோ 40 வந்து 20, 25 அ நெகிழியில உருவாக்கப்பட்ட ஒரு இதுகள வைக்கிறக்குப் பதிலா, ஒரு எவர் சில்வருங்கிறதான் ஒரு நிரந்தரமான தீர்வு அப்பிடிங்கிறதான் என்னுடைய கருத்து. முடிந்த அளவக்கு வந்து சமையல் கட்டு மட்டும் இல்லாம, இப்ப ஒரு விஷயம் தேவை அப்பிடிங்கின்றப்ப நீங்க வைக்கிறன்னா சரி. பட் வந்து, அத வந்து, நம்ம வாழ்க்கையோட ஒரு அங்கமாவே மாற்றிக்கிறோம். இப்ப நீங்க சமையல் கட்ல எப்பிடி இத நீங்க குறச்சீங்களோ, அதேமாரி மக்கள் எல்லாரும் அவுங்க, அவுங்க வீட்ல இருந்து ஒவ்வொரு விஷயம் ஏனா, இப்ப அவுங்க எப்பிடி பாப்பாங்கன்னா, நீங்க சொன்னீங்கள்ல கருப்பு கலர் பையிலதான் அ ஆட்டு கறியோ, இல்ல வந்து ஏதோ வாங்கிட்டு வருவாங்கன்னு. இப்ப எல்லா பெரும்பாலான வீடுகள்ல வந்து அ ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா, இந்தமாரி பைகள்லாம் வாங்கிட்டு வராங்க. இப்ப இந்தியாவுல வந்து தமிழ்நாட்ல எத்தன வீடுகள் இருக்குன்னு எடுத்து பாத்தீங்க அப்பிடின்னாலே, ஒரு பேச்சுக்கு சொல்றேன், ஒரு மூணு, மூன்றரை கோடி. அப்ப 3 1/2 கோடி நெகிழிப் பைகள் வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உருவாக்கப்படுது. அப்போ ஒரு மாசத்துக்கு 12 1/2 கோடி நெகிழிப் பைகள். நீங்க சொன்னமாரி என்ன ஆகுன்னா, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் முழுவதும் வந்து இந்த நெகிழிப் பைகளும், அதை சார்ந்த குப்பைகளும் மட்டுந்தான் எல்லா இடத்திலேயும் வியாபிச்சிருக்கும், மொத்தமா.
ம்ஹ்ம். கண்டிப் ம். ம். ம்ஹ்ம். நிச்சயமா. இதனால மண் அரிப்பு, நிலத்தடி நீர் குறைபாடு இது இப்பிடில்லாம் ஏற்படுமா என்ன?
எல்லாமே ஏற்படும். அது வந்து ஒரு கட்டத்திற்கப்புறம் லீச்சிங்ன்னு சொல்லுவாங்க. அதில இருக்க என்ன ஆகும் அப்படினா டிஸிண்டகிரேட் ஆகும். அது டிசால்வ் ஆகாது. டிஸிண்டகிரேட்னா ரொம்ப குட்டிக் குட்டி பார்ட்டிக்கிள்ஸா உடைய ஆரம்பிக்கும். உடைஞ்சு மண்ணு வழியா கீழ போறப்ப அது ஒரு கட்டத்தில என்ன ஆகும்னா மண்ணோடு வந்து ஒரு ரியாக்ஷன உருவாக்குது. தண்ணீல நிலத்தடி நீர்ல போய் கலந்துருது. அப்ப எங்கேயுமே சுத்தமில்லாத, சுகாதாரமில்லாத ஒரு மண்ணோட தன்மையும் குறைய ஆரம்பிக்கிது. ஏனா இது எந்த மாதிரியான ஏற்கனவே வந்து மண்ணுல நாம கண்ட யூரியாக்களையும், தேவையில்லாத உரங்களையும் போட்டு அதை ஒண்ணுமில்லாம ப ஆக்கிட்டோம். இந்த பிளாஸ்டிக். இன்னோண்ணு என்ன பண்ணும் அப்படினா போய் வந்து கடல்வாழ் உயிரினங்களாகட்டும், மண்ணுல இருக்கிற உயிரினங்கள். நீங்க கூட பார்த்தீங்கன்னா இப்ப இந்த அண்டர் வாட்டர் டைவிங்ல்லாம் பண்ணுவாங்க பார்த்திருக்கீங்களா நீங்க? அதில பார்த்தீங்கன்னா, சில சமயம் அவுங்க வந்து 200 250 300 ல்லாம் போறப்ப அங்க இருக்க மீன்கள் வந்து இந்த பிளாஸ்டிக் பைகள் அவுங்களோட செதில்கள்ள மாட்டிக்கிட்டு அப்டி செத்து செத்து கிடக்கிற மாரி வீடியோல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். அந்த இதில.
ம்ஹ்ம். ஆமா, ஆமா. ஓ! இவ்ளோ பிரச்சனைகள் அதனால வருதுல்ல!
இவுங்க வந்து உணவு சைக்கிள்‌ல இது எங்கே போய் கை வைக்கிது அப்படினா, நம்மளுடைய உணவு சைக்கிள்னு ஒண்ணு நாம சின்ன வயசுல படிச்சிருப்போம். அதாவது ஆடு வந்து ஆ மான் வந்து மான் ஆ உணவு சங்கிலி உணவு சங்கிலி தான் சரியான வார்த்த. அதாவது மான் வந்து புலிய வேட்டையாடும் அப்படிங்கிறப்ப இந்த பிளாஸ்டிக் வந்து பிளாஸ்டிக்‌கா மட்டும் இருக்கிறதில்ல. நெகிழிப்பைகள். அது நம் உணவுக்குள்ள வர ஆரம்பிச்சது அப்படினா இது மியூட்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வரும். ஒரு கட்டத்தில. மியூட்டேஷன்னா என்னனா அப்நார்மலான குரோத். இல்ல அப்நார்மலான டிஃபார்மிட்டிய தான் வந்து மியூட்டேஷன் அப்படின்னு சொல்வாங்க. செல் லெவல்ல இது வந்து மாத்துச்சு அப்படினா அதற்கு எந்த ஒரு தீர்வுமே இருக்காது நம்மகிட்ட.
ம்ஹ்ம். உணவு சங்கிலி. ஆமா, உணவு சங்கிலி. ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். புரிது, புரிது, புரிது. அ.
அப்ப. இதற்கான மாற்றத்தை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு என்னைய பொறுத்த முடியும், இப்ப வந்து வளந்தவங்களுக்கு இத சொல்லி புரிய வைக்கிறதுங்கிறது ரொம்ப கடினமான விஷயம். ஏன்னா, குப்பைய 2 பிரிச்சு கொடுங்க அப்படின்னாலே, நம்ம ஊர்ல இருக்கிற எல்லோருமே சண்டைக்கு வராங்க. ஆண்கள் ஆகட்டும், பெண்கள் ஆகட்டும் எல்லாமே சண்டைக்கு வராங்க. அப்போ வந்து நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, இத வந்து எல்லா இடத்திலேயுமே ஒரு முக்கியமான கோர்ஸா சிறு வயதிலிருந்தே ஒரு அ இந்த பள்ளியில படிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இத மொதல சொல்லி தரணும். அது ஒரு முக்கியமான விஷயம். 2 வந்து கடுமையான சட்ட திட்டங்கள்ல வந்து கொண்டு வரணும். இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பெங்களூரில குப்பைய கொண்டு போய் யாரெல்லாம் தெருவில கொட்னாங்களோ, CCTVயில கண்டுபிடிச்சு, திரும்ப அதே குப்பையை கொண்டு போய் அவங்க வீட்லயெல்லாம் கொட்டிகிட்டு வந்தாங்க, ஆர்மி ஆஃபீசர்கள் போல. இந்த இதில அந்த மாதரி வந்து நெகிழிப் பைகள் உபயோகிக்கிறக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபைன் போடுவாங்க. அந்த 1 வாரம் உடனே அந்த கடையில எல்லாம் நெகிழிப் பை இல்லனு வைப்பாங்க. அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா வியாபாரம் பாதிக்கப்படுது அப்படினு சொல்லிட்டு, மறுபடியும் எல்லாத்தையும் வாங்கி வச்சுடுவாங்க. அந்த இடத்தில நீங்க சொன்ன சஜஷன்‌ வந்து உருவா நாம வந்து அமல் படுத்தலாம். அதாவது வந்து ரொம்ப திக்னெஸ் கம்மியான நெகிழிப் பைகள்ல தயாரிக்கிற மேனுஃபேக்சர்ஸ் யாரு அப்படின்கிறத கண்டுபுடிச்சு. அப்புறம் அதுக்கு மாற்ற வந்து காகிதப் பைகளோ, இல்ல துணிப் பைகளோ வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப விலை அதிகமான இதில விக்கிறாங்க. அந்த மாதிரி விலை குறைவான வகையில கொடுத்தாங்கனாலும், இது நம்மால நிச்சயமா தவிர்க்கும்.
<chuckles> நிச்சயமா. ஓ! ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். அருமை, அருமை. ரொம்ப அழகா சொன்னீங்க. அது எவ்வளோ அறி அறிவுபூர்வமான கருத்து. <inhales> எனக்கு இதை பத்தின புரிதல் ரொம்ப நாளா இல்லாம இருந்தது. இப்ப நீங்க சொல்லவும்தான் ஒவ்வொன்னா இதனால இவ்ளோ பிரச்சனைகள் வருதா? அப்படின்றது எனக்கு தெரியுது. அந்த எளிய மாற்றங்கள் வந்து தனி மனிதன்லேருந்து ஆரம்பிச்சாதான் முடியும். அப்படின்னு நீங்க சொன்னதும் ஒரு வகையில சரியான ஒரு கருத்துதான். ரொம்ப அழகா இத பத்தின ஒரு புரிதல் எனக்கு ஏற்படுத்தினீங்க. உங்ககிட்ட பேசினது ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் பேசலாம்.
உங்களுடன் பேசியது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் பேசுவோம். நன்றி.